ஓ! அருமைங்க அருமைங்க. இப்போ ஆனா நீங்க சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னு கேட்டா எல்லாருமே இந்த டரெண்ட் -ன்னு சொல்லக்கூடிய காலத்துக்கு கேட்டாப்பல மாறிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் வந்து நீங்க காலத்துக்கேத்தாப்ல ஆரி ஒர்க்லாம் பண்ணி தர்ரேன்னு சொல்றீங்க? ஆனா உங்களுக்கு அந்த மாற்றத்த நீங்க ஏ பண்ணலங்கிறது தான். அது ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. கண்டிப்பா இது மாரி வேறு ஏதாவது உடைகள் வந்து நீங்க வந்து இந்த செய்தி
ஆமா. ஆமா. ஆமா. ஆமாங்க. உடை உடையம் தாண்டி பார்த்தீங்கன்னா, ஜுவல்ஸ் நம்ம த நகைகள்ல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா? இப்ப நகையில வந்து நறைய உங்களுக்கு வந்து மாடல் எவ்வளவோ மாடல் நறைய மாடல் இருக்கு. ஆனா, எனக்குன்னு ஒரு மாடல் வச்சிருக்கிறது என்னன்னா, ஜிம்கா போடுவேன். இல்லன்னா வளையம். இந்த 2அ தவிர இது 2தான் மாத்தி மாத்தி போடுவேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, என்ன என்னைய வந்து ஜிம்காவோட பார்ப்பாங்க. ஜிமிக்கி. அதனால ஒரு இப்ப ஆமா ஜிமிக்கியோட பாரப்பாங்க. இல்ல அப்டின்னா, அத அத எடுத்து வச்சுட்டு வளையம் போடுவேன். இது 2 தான் மாத்தி, மாத்தி போட்டுக்குவேன். அப்ப சில பேர் சொல்லுவாங்க. அந்த பெரிய பொட்டு வச்சு வளையம் போட்டுருப்பாங்களல்லையே! காதுல அவங்களா? அப்ப்டின்னுவாங்க. ஆமா. அப்புறம்
ஆமா. நிச்சயமா. ஓ! செரிங்க. ஆமா. ஓ! சிறப்புங்க. <laughs> உங்களோட அடையாளமே அப்ப அதுதான்னு சொல்றீங்க இல்ல?
ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜிமக்கு பொட்டு ஒரு பொட்டு பெரிய பொட்டு வச்சிருப்பாங்களே! அவங்க தானே. ஆனா ஆமா. இந்த 2 தான் எனக்கு. அந்த இப்பல்லாம் நெறைய தோடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அருமையா நறைய இந்த டிசைன் டிசைனா நறைய வருது. அத நான் பார்த்து ஒரு நாள் கூட நான் வாங்கி போடணும்னு அந்த ஆசையும் வந்தது கிடையாது. என்னோட ஸ்டைல நான் மாத்திக்கிட்டது மாத்திக்கிறேன்னு எனக்கு விருப்பம். இதுவரைக்கும் நான் வந்ததே கிடையாது. இப்ப நம்ம ஒரு ம் ஒரு ப ஃபங்ஷனுக்கலாம் நம்ம போறோம் அப்ப்டின்னா, ஒரு பாரம்பரிய நகை வச்சிருப்பாங்கல்ல. ஆ அதெல்லாம் கல்யாணத்துக்கு கல்யா த நம்ம ஒரு திருமணத்துக்கு போட்ட நகையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் மாத்திருவாங்க. புதுசா வர்றதெல்லாம் பார்த்து எடுத்துருவாங்க. அ நான் வந்து எப்பனா இப்போ வரைக்கும் வந்து அதே தான் ஏதாவது ஒரு ஃபங்ஷன் வந்துச்சு அப்ப்டின்னா. அந்த நகை தான் போடுவேன். அ அது ஒரு முக்கியமான ஒரு ப ஒரு பாரம்பரியமிக்க ஒரு நகை. அது மட்டும் தான் நான் போடுவேன். வேற எந்த நரையும் இதுவரைக்கும் புதுசா கூட நான் எடுத்தது கிடையாது.
<laughs> இப்போ ம். ஆமா. ஆமா. டிக்க்கும் சரி.